ஓகேங்க, ஓகே இப்போ அதே மாதிரி, எப்படி வந்து ஒண் நீங்க வந்து ஒண்ணா நாங்க வெளையாடுவோம், அந்த மாரிலாம் சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு, நாங்க வந்து அ குடும்பத்தில நாங்க கொழந்தைங்க, கணவர் எல்லோரும் சேந்து, அ இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றதோ, இல்ல வந்து தோட்ட வேலைகள் செய்யுறதோ, அ இல்லன்னா சேந்து, நீங்க சொன்னா மாரி ஒரு கேக் பண்றதோ, ஆ இந்த மாரி கொழந்தைங்களோட சேந்து நீங்க அ கணவரோட, கொழந்தைங்களோட, சேந்து பண்ண விஷயங்கள் இருக்குங்களா?
ஆமாங்க. ஆமா, நான் சொன்ன மாரி இந்த பொங்கலின் போது போறோம்ல்ல! அங்கலாம் ஊரில வந்து பெரிய தோட்டம் இருக்கும். வாழை மரம் இருக்கும், மாமரம் எல்லாத்துக்கும் தண்ணீ பாய்ச்சிறது நான் இங்க நம்ம நகரத்திலேருந்து கொ இந்த மாதிரி ஊருக்கு போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவமே கெடைக்கும். பசங்களுக்கும் கெடைக்கும், நமக்குமே அது பெரிய ரிலீஃப் மாதிரி தான்.
ம். ம்.